ம்.
நம்மல்லாம், நம்ம படிச்ச காலங்கள்ல டைரி நம்ம குடுத்துருந்தாங்க. டைரில நம்ம ஹோம்வொர்க் எழுதிட்டு போயிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா, டைரியும் இருக்குது, Whatsappல ஹோம்வொர்க்கும் இருக்குது. ஆனா Whatsappல ஹோம்வொர்க் யாருக்கு அனுப்புறாங்க? யாருக்கு தெரியப்படுத்த அனுப்புறாங்கன்னா, பெற்றோருக்கு தெரியப்படுத்த அனுப்புறாங்க.
ம் ம். அது சரி. கரெக்ட்டு ஆ.
கொழந்தைக்கு கிடையாது. ஆனா, இந்த கொழந்தை என்னா பண்ணுது? வந்தவுனே, அம்மா நான் ஹோம்வொர்க்க பாக்கணுன்னு மொபைல எடுத்து பாக்குது முன்ன இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? எம்மா, எம்மா இது வந்து எங்களுக்காக அனுப்புறாங்க. உங்களுக்காக அனுப்பல. உன் டைரில எழுதிட்டு வந்தா, அத பாத்து நீ எழுதுன்னு இவுங்க சொல்லணும் இவுங்க
ம். <laughs> ம். ம் ஆனா பெற்றோர் கையில குடுத்துட்டு ஓரமா உக்காந்துக்கிறாங்களே!
ஒக்காந்துக்குறாங்க. ஆமா. அவுங்க என்ன பண்றாங்க? ஓரமா உக்காந்தப்பறம்
ம் சரி. நீங்க பள்ளியில பாடம் நடத்தின அனுபவம்லாம் உண்டா?
ஆ! பள்ளியில பாடம் நா நான் நெறைய வாட்டி நடத்தியிருக்குறேங்க, நானு.
இன்னமும் நீங்க ஆசிரியர் பணியில இருக்கீங்களா?
ஆ ஆ நான் ஆசிரியர் பணியில இருந்தேன். முன்ன இருந்தேன்.
சரி சரி சரி இல்ல ஏன்னா, இவ்ளோ ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் புரிந்துகிட்டு ரொம்ப விளக்கமா சொல்றீங்களே! அதனால எனக்கு ஒரு ஆர்வம் கேட்டேன் அ சரி, அ.
ம். ம். ஆஹா. ரொம்ப நன்றிங்க. அ அதான் இப்ப பாத்தீங்கன்னா அவுங்க ஓரமா உக்காந்துக்கிறாங்களா, அவுங்க ஓரமா உக்காந்தா படம் மட்டும் பத்தாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சீரியல் பாக்க ஆரம்பிச்சுருவாங்க. 6:00 மணிக்கு ஓடுற சீரியல் பாக்க ஆரம்பிச்சாங்கன்னா, 9:30 மணிக்கு தான் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போவாங்க. <laughs> இல்லைங்க. எனக்கு சீரியல் பாக்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க. இதுவரைக்கும் நான் எந்த சீரியலும் பாத்தது கிடையாது. ஆனா அக்கம்ப
<laughs> சரி. இல்ல அனுபவத்தில சொல்ற மாரியே இருக்குதே! சரி. அப்படியா? ஓடிடில தொடர் ஏதாவது பாப்பீங்களா?
இல்லைங்க. பெரும்பாலும் நானு கதை பக்கமே போறதே கிடையாது. ஏன்னா நம்ம கதையே வாசிக்கிறதுக்கே, நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதனால அ, அடுத்தவங்களோட கதைக்குள்ள நம்ம ஏன் போய்க்கிட்டுன்னு சொல்லிட்டு, அது அந்த அந்த ப்ரஷர்லாம் தலையில ஏத்துக்கிறது இல்லை.
வரதில்லையா, நல்லது. ம். அது சரி, அது சரி. ம். ஆனா ஒரு விஷயம் கரெக்டா தான் சொன்னீங்க அந்த சீரியல் பாத்துட்டாங்கன்னா, குழந்தை கையில ப் ஒரு Whatsappப குடுத்து, "நீயே பாரும்மா, எழுது." அப்படின்னு சொல்லிட்டு, இவுங்க அதில மூழ்கிடுவாங்க இல்லையா? ம் ம். அப்புறம் அந்த குழந்த, அதுக்கு என்ன தெரியும்! அதுக்கு தெரிஞ்சத பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கும்.
ஆ கண்டிப்பா. கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கொழந்த வந்து ஒரு ஹோம்வொர்க் எப்டி எழுதிட்டு வந்துச்சுன்னா, மேக்ஸ்ல வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ரிவர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ரிவர்ஸ்னா, அப்சைட் டவுன்னு, சாரி டவுன் சைட் டூ அப்பு கேட்டிருந்தாங்க. அதாவது 10, 2ஸ் ஆர் 20 அப்புடி அங்கேருந்து 9, 2ஸ் ஆர் 18 அப்படி அங்கேருந்து கொண்டு போணும்.
ம். ம் சரி. சரி. ம் ம்.
இந்த பொண்ணு ரிவர்ஸ்ன்ற வார்த்தைய மட்டும் பிடிச்சுட்டு என்ன பண்ணிடுச்சு? ரிவர்ஸ்ல எழுதிருச்சு.

ஆக்சுவலா வந்து ஆன்லைன் வகுப்பு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணி எடுக்கணுன்றது தான் கட்டாயமாக சொல்லப்பட்ட ஒரு ரூல்ஸ்.
ஆமா, ஆன்லைன் வகுப்பு அங்க எடுக்குறப்போ வீடியோ ஆன்ல இருக்கணும். ஆமா, ஆமா, ஆமா.
ஆமாமா. ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஆன்லைன், வகுப்பு நா ஓப்பன் பண்ணி மிஸ்ஸு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்து நடத்த ஆரம்பிக்கும்போது தான். அங்கே அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கும். <laughs>
ஆ, <laughs> சோறு, இந்த சோ, சோறு ஊட்டுறது மட்டும் வரைக்கும் ஓகே. அதைக்கூட நீங்க ஏத்துக்கலாம். இன்னும் என்னென்ன கதையெல்லாம் நடந்துச்சோ, அது செய்திலலாம் வந்தது நீங்களும் படிச்சிருப்பீங்க. ம்.
அத குளிக்க வைச்சு துடைச்சு <chuckles> ம். ஆமா. குழந்தையை வந்து குளிப்பாட்டி தொடச்சி விட்டுட்டே கவனிக்க வைச்சது. தலைய சீவிட்டு கணிக்க கவனிக்க வச்சது, <laughs> இந்த மாதிரி எல்லாம்
<laughs> இது இதை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டு தகராறுலாம் பேசிட்டு இருப்பாங்க. அது மொத்த கிளாஸுக்கு பாதிக்கும். ம், ஆமாங்க. ம். ம்.
வீட்டில ஆமா. ம். அப் அப்புறம் மியூட் பண்ணலான்னு சொன்னா அப்புறம் உடனே பேரன்ட்ஸ் ஒரு கொஷிடின் கேட்பாங்க. என்ன அப்டின்னா, "ஏங்க மேடம் மியூட் பண்ண சொல்கிறீங்க. நாங்க எப்படி உங்களுக்கு கேளு என் குழந்தை எப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்?"
ம். ம். கேள்வி கேட்க அது, அதுவும் இல்லாம இவங்க குழந்தைகிட்ட கேள்வி கேட்டா இவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க.
ம். ம். கண்டிப்பா. ஆமா. அங்கதான் ஆமா. அங்கே தான் நம்மளோட பிளஸ் மைனஸ் ஆசிரியரோட எல்லோருடைய பிளஸ் மைனஸையும் அப்போதான் அவங்க நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுடைய எல்லா விஷயம் இதில என்ன ஒரு பெரிய ஒரு அதான் இதில் எளிதில் எளிதா எளிதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எப் எப்படியோ கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆயிடுது.
ஆன்ஸ்வர் இவங்க சொல்லிட்டு, அ. ம். ம்.
அதில என்ன சிரமம் தெரியுங்களாங்க. ஆசிரியருக்கான சிரமத்த நான் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட்டு. இவங்க பேரன்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இந்த அம்மாவ பார்ப்பாங்க.
ம். <tsk> அது, சரி, ம்.
ஆமா. ஆனா இவங்க வந்து பேரன்ட்ஸ் "ஏங்க மேடம் இப்படி பண்ணுறீங்கன்னு?" க கேள்வி கேட்க முடியாது.
ஆ, பேரன்ட்ஸ்ட்ட இவங்க கேட்க முடியாதுல்ல. ம்.
<laughs> ஆமா. கேட்க முடியாது மேடம் நீங்க விட்டுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு, அவங்கனால சொல்லவே முடியாது. ஏன்னா அது நாளைக்கு ஒரு கம் ஆமா. அது நாளைக்கு ஒருக்கா ஒரு
சட்டுன்னு எதுவும் பேசவே முடியாது. ம் அது ஏன்னா எல்லாரும் ஒரு குழுவா அங்க இருக்காங்க. அது வந்து அவர் திடீர்னு ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்கன்னா, அது வேற ஆன்டி ஸ்கூலா போய்டும். <laughs> அந்த மாதிரி அந்த சட்ட சிக்கல் எல்லாம் எதிர்கொள்ளணும்ல.
ம். கண்டிப்பா. <laughs> ம், ஆமாங்க.